அதுவே வந்து அவ்வளோ வரும்னோன்னே ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல, எல்லாரும் வந்து, நம்ம அவங்க வந்து வேற மாரி எதிர்பார்க்கிறாங்க." அப்படி இப்படின்னாங்க. ஆனா நான் தெளிவா இருந்துட்டேன். எனக்கு அவங்க ச நம்ம செய்யறத வச்சு தான் செய்வாங்கங்கற பச்சத்துல பிரச்சனை இல்ல. நான் என்ன செய்யறேனோ அதை எனக்குத் திரும்பச் செஞ்சா போதும். அதுக்காக நான் வந்து ஆ, கடன் நெறைய வாங்கி பண்ண முடியாது. ஏன்னா ந அ வீட்டுல என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுனா, "நீ சரி திருமணத்தை கொஞ்சம் நல்லா பண்ணணும்ங்கறதுனால நீ கொஞ்சம் கடன் வாங்கு, தனிநபர் கடன் மாரி எடுத்துக்கோ, எடுத்துட்டு அதுக்கப்பறம் கல்யாணம் ஆன பிறகு கட்டிக்கலாம்," அப்படின்னாங்க. ஆனா நான் தொடக்கத்துல இருந்தே, வந்து எனக்கு இந்தக் கடன் வாங்குறது இதெல்லாம் விருப்பம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே வர்ற வருமானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால, நான் அதை வந்து முற்றிலும் தவிர்த்தேன். அதனாலே பார்த்தீங்கன்னா, அ கல்யாண வீடும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு போதுமான அளவுக்கு. ஆ, ஒரு மீடியம் ஆன ஒரு அளவு செலவு உள்ள கல்யாண வீடு தான். ஒரு ரூ. 50,000 வாடகை கொடுக்கிற மாரியான ஒரு கல்யாண வீடு தான். நல்ல போதுமான அளவு, ஒரு 500 பேர் வந்து இருந்து போற மாரி தான்
சரிங்க. சரிங் சரிங்க. சரிங்க. சரிங்க. ஆ, உங்களோட முடிவு வந்து ஆக்ச்சுவலா ஆ அது வந்து ஒரு நல்ல முடிவு. கடன் எதுவும் வாங்காம, நம்ம வந்து பண்றது அப்படிங்கிறது. நம்மளுடைய சேமிச்ச பணத்துல பண்றது அப்படிங்கிறது ஒரு மொ மொ ரொம்பவே ஒரு ந மிக நல்ல செயல் அது.
பெரிய கல்யாண வீடு தான். ஆமா. கடன் வாங்கலாம். அதாவது நம்ம இப்ப ஒரு ரூ. 10,00,000 வந்து செலவாகும். மொத்த செலவாகும் இல்ல, ரூ. 5,00,000 ஆகும். அதுல ஒரு 20% கடன் வாங்கலாம். ரூ. 10,00,000 ஒரு ரூ. 2,00,000 கடன் வாங்கிலாம். ஆனா இன்னைக்கு வந்து, இன்னைய தேதியில் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அது வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரே நிகழ்வு. அதுக்கு வந்து முடிஞ்ச அளவு நான் செலவு செய்யணும், அப்படிங்கற ஒரு எண்ணத்துல அளவுக்கு அதிகமா கடன் வாங்குறாங்க. சேர்த்து வச்சிருந்தோம்னா கண்டிப்பா செலவு செய்யலாம். அதுல பிரச்சனையே கிடையாது. ஒரே முக்கியமான நிகழ்வுதான்.
ஆ. சரிங்க. ஆ. ஆமாமா. ஆமாங்க.
இது வந்து இப்ப என்னன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த டிஜே போடுறது. ஆ, அது அதுக்கு வந்து இப்ப ஆ, அவங்களுக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஆகும்
ஆமா, ஆமாமா. இப்போ எல்லாம் புதுசா டான்ஸ் ட்ரூப்பே வந்துட்டு இருக்குது. வந்து அவங்களே திருமணத்திலேயே வந்து நடனமாடிட்டு, காப் காசு வாங்கிட்டுலாம் போறாங்க.
ஆமா. ம். அது போகப் பாத்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த கல்யாணத்துக்கு முன்னால ஒரு ஷூட்ன்னு வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்பறம் வந்து ஒரு ஷூட்ன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. மாத்தி மாத்தி நெறைய வச்சு செலவுகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு தான் போறாங்க. அ அது என்ன ஆகும் அப்படின்னா, வந்து செலவு நம்ம கிட்ட ஏற்கனவே பணம் நெறைய இருக்கு. சேர்த்து வச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்ல. ஆனா, நம்ம கடன் வாங்கி பண்ணும் போது என்ன ஆகும்னா, கல்யாணத்துக்கு அப்பறம் நமக்கு என்னென்ன செலவுகள் வரும்னு அவுங்க முன்கூட்டித் திட்டமிடறது கிடையாது.
ஆமாமா. ஆமாங்க. ஆமா.